<laughs> அப்ப உங்களுக்கு அ.
அது மழ வர, மழ வந்து லைட்டா தூத்தல் போட்டு நின்னு போயிடுச்சுன்னு, வெயில் வெயில் காலத்ல பகல்ல நிக்கம்போது ரெயின்போ லாம் வரும் தெரியும் இல்லயா? அதெல்லாம் இதுக்லாம் அவர கூப்ட்டுட்டு வந்து, இன்னமும் சின்ன புள்ள மாரி, "டேய் வாடா பாப்பா வந்து பார்றா பாப்பா". அப்டின்னு சொல்லிட்டு இன்னமும் கத்திக்கிட்டே ஓட்றதான். ரோட்ல ஓட்றது எல்லா பக்கத்து பசங்களும் டேய் அங்க பார்றா அங்க பார்றா அப்டின்னு கூப்ட்றது, இது எல்லாமே இன்னமும் நடந்துக்கிட்தான் இருக்கு. சின்ன வயசுலேருந்து இன்னுமுடியே நடந்துக்கிட்டு தான் இருக்கு.
ஆமா ஆமா. ஆ. இப்ப நீங்க சொல்லுங்க. நல்லா மழை பேய்ஞ்சிட்டுருக்கு. நீங்க ஒரு உணவு தயார் பண்ணி உங்க பே உங்க யாருக்காவது குடுக்கணும் அப்டின்னா, என்ன உணவு குடுப்பீங்க?
என் வீட்டுக்காரர் கேட்கிறது பஜ்ஜி.
ஆ.
பஜ்ஜி வாழக்கா பஜ்ஜி வேற எந்த பஜ்ஜியும் வேணாம் அவருக்கு.
ஆ. ஆ.
"வாழக்கா பஜ்ஜி போட்டு குடுக்கிறியா?" அப்டின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்காக வேணும்லே, எதுவுமே இல்ல. அப்டின்னு சொல்லி சொன்னா கூட, கொடைய எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்து தருவாரு கடையில. "வேணும்லே இல்லன்னு சொல்லி நம்மள வேல வாங்குறாரே மனுஷன்" அப்டின்னு சொல்ட்டு அம்மா வீட்ல இருக்கும்போது நமக்கு அம்மா செஞ்சு தருவாங்க. பக்கோடா செஞ்சு வெங்காயம் பக்கோடா, அது இதுன்னு செஞ்சு குடுப்பாங்க. நமக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்றனால, "வீட்ல எதுவும் இல்ல."அப்டின்னு சொல்லி சொல்லிட்டனா போதும். "என்னென்ன வேணும்னு சொல்லு நான் பக்கத்ல இருக்ற கடைக்கில போய் வாங்கிட்டு வந்து தர்றேன்." அப்டின்னு சொல்ட்டு வந்து நிப்பாரு. சிரிப்பா இருக்கும்.
ம். ஆஹ. <snorts> அ. அ. அ. அதான். ஆ. அந்த சூடா செய்யம்போது, அந்த எண்ணெய், அந்த மழ, ஒரு காஃபி அதுக்கப்புறம் இந்த மாதிரி காஃபி குடிக்றது ஆ.
ஆ நல்லாருக்கும். இ அவருக்கு இஞ்சி டீ ம் அவருக்கு இஞ்சி டீ, பஜ்ஜி, தேங்காய் சட்னி குடுத்துட்டானா மனுஷன் அப்டியே, ரசிச்சு ருசிச்சு
ஆ அத சுட சுட சாப்ட்டா, அ ஏதாவது ஒரு பாட்டு கேட்கணும்னு தோணியிருக்கா உங்களுக்கு?
என் வீட்டுக்காரர் எப்ப பார்த்தாலும் பாட்டு தாங்க கேட்டுட்ருப்பாரு. அதுல வந்து இந்த பாட்டு அந்த பாட்டுன்ன பாகுபாடே கெடையாது. இவர்கிட்ட கேட்க கேட்க ஆரம்பிச்சு என் காது இத்து போச்சு. நான் பாகத்த கேட்கிறதே விட்டுட்டேன்.
ஆ. ஆ. ஆ. <laughs>
அந்த அளவுக்கு ஆச்சு. அதனால அந்த பக்கம் நான் போர்றது கெடையாதுங்க.

எனக்கு ரொம்ப புடிச்ச இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மழைக்காலம்தாங்க எனக்கு பிடிக்கும். ஆனா, எல்லாருக்கும் நிறையா பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மழைக்காலத்துல வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா நெச நெசனு மழை பெஞ்சுகிட்டே இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா எனக்கு புடிச்சது என்னமோ மழைக்காலம் தாங்க புடிக்கும் அந்த மழையில
அதான, ஆ. ஏன்? ஏங்க மழை பிடிக்குங்குறீங்க? மழை பிடிக்கும் தான் அந்த மழைக்காலம் வந்து ம் கொஞ்சம் யோசிக்கணும் தான்.
அந்த மழைக்காலங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஈரப்பதமான ஒரு இது இருக்கும் இல்லையா அந்த காற்று இருக்கும் இல்லையா ஆனா அது எனக்கு புடிக்கும். ஆனா யாருக்குமே புடிக்காதுதான், எனக்கு பிடிக்கும். அதுல வந்து என்ன பண்ணுவோன்னா அதுல மழையிலலாம் விளையாடுவேன் நானு. அழகா விளையாடுவேன். எங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. "சளி பிடிச்சிடும் சும்மா மழையிலேயே போய் நனைஞ்சுகிட்டே இருக்காத நீனு"அப்படி சொல்லி திட்டிகிட்டே இருப்பாங்க அம்மா. ஆனா அந்த மழை காலங்கள்ல வந்து அந்த தண்ணியலாம் இருக்கும், ஃபர்ஸ்ட்டு, மழை வரதுக்கு முன்னாடி அந்த மண் வாசனை இருக்கு பார்த்தீங்களா! அது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எனக்கு. அப்ப
ஆஹ. ம்ஹ்ம். ம். ம்ஹ்ம். ஆமா. அதெல்லாம் கோடையில இருந்தா தாங்க அந்த மண் வாசனையெல்லாம் வரும். இப்ப நீங்க மழைக்காலத்துல மழைக்காலத்துலலாம்
ஆமாங்க. மழை காலத்துல இல்ல. மழை காலத்துல ஆ மழை வர்றதுக்கு முன்னாடி சொல்றேன். ஆனா, மழை காலத்துலயேன்னு சொல்லி சொல்லலங்க. அ கோடை காலங்கள்ல தான்.
அ. ஆ. ஆ, மண்வாசனை எல்லோருக்கும் பிடிக்கும். ஆனா அது மழைக்காலத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது.
இல்ல இல்ல. மழை காலங்கள்ல வந்து ஆக்சுவலா ஸ்மெல்லே வராது. அது <chuckles> துர்நாற்றம் தான் வரும் அதுலேந்து.
ம், அதான். அதே தான்! அததான் நானும் சொல்றேன்.
என்ன, நமக்கு வந்து மழையில வந்து மழை பெய்யிறதுக்கு எதாச்சும் இந்த கோடைக்காலங்கள் அந்த மாரி நீங்க கற்பனை பண்ணிக்கணுங்க, என்னங்க நீங்க எப்படி சொல்லிப்புட்டீங்க! கோடைக்கா கோடைக்காலங்கள்ல என்ன பண்ணிக்கணும்னா லைட்டா
ஆ! சரி, சரிங்க. இப்போ நானும் வந்து வந்துறேன்.
ஆ, அதுக்கு வாங்க. நீங்க ம மழைக்காலத்துக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க போல இருக்கு. கோடை காலத்துக்கு வந்துடுங்க.
ம். இல்லைங்க மழைன்னாலே எப்படின்னா கசகசன்னு இப்ப நா இங்க பெரிய நகரத்துல இருக்கேன். ஆ மழை பேஞ்சா எப்ப எங்கேயாவது தண்ணீ நிக்கும் எப்படிரா இது முதல்ல வெயிலடி பகவானே சூரிய பகவானே சீக்கிரமா வா அப்டி.
ஓ! அய்யயோ! அது துணி காயப் போறதுக்குமே எனக்குல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த மலைக்க
ஆ, ஆ இப்போ சொல்லுங்க! உங்களுக்கு ஏன் மழை பிடிக்குது இப்ப?
ஏன் மழை பிடிக்குன்னா அதுலெல்லாம் விளையாடுவங்க! உண்மையாவே விளையாடுவங்க. நானும் என் புள்ளையும் சேந்து அதுல வந்து கப்பல் உட்டு விளையாடுறது. என்ன தெரியுமா, மொட்டை மாடியில தண்ணியலாம் போகவுட ஆமா! மொல மொட்டை மாடியில அந்த தண்ணியெல்லாம் போகுறதுக்காக ஒரு குழாய்லாம் வச்சுருப்பாங்கல்ல! அதெல்லாம் அடைச்சிவுட்டுருவோம். அடச்சிவுட்டுட்டு தண்ணியை தேக்கி வச்சிருப்போம். தேக்கி வச்சு விளையாடுறது, காலால எத்தி எத்தி விளாடுறது. என்ன, அய்யோ! சின்ன வயசுலேருந்தே நானும் என் தம்பியும் இந்த வேலை பண்ணுவோம். எங்க அப்பா திட்டுவாரு. டேய்
ஆ! கப்பல் விட்டா நல்லா இருக்கும்ல! ஆஹ. ஆ. ஆ. அதானே அடியெல்லாம் வாங்கோணுமே!
அடி சரியான அடி எல்லாம் வாங்குவோம்ல! வாங்கி தானே இந்த விளையாட்டு எல்லாம் கத்துக்குறது. <chuckles> கொஞ்ச நஞ்சமா
ம். ஆ, பரவாயில்லங்க உங்களுக்கு தைரியம் ஜாஸ்திதான்.
<chuckles> அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அந்த குழாய அடச்சு வச்சுருவோம். அம்மா அம்மா வீட்டிலலாம் இருக்கும்போது அது அப்போலாம் குட்டி குழாய் தானே போடுவாங்க 1 இஞ்ச் குழாய் தான் போடுவாங்க. இப்போதானே பெருசா, ரவுண்டா போட்டு வைக்குறாங்க. அப்போலாம் அந்த 1 இஞ்ச் குழாய் தானே வைப்பாங்க. என்ன தெரியுமா பண்ணுவோம்! குச்சி வேப்பங்குச்சிலாம் எதாச்சும் கெடக்கும். அதுல துணியோட அப்படியே துணியை சுருட்டி அந்த குழாய அப்படியே அடைச்சு வச்சுட்றது.
ஆமா, ஆமா, அடைச்சிரலாம். ம்.